இப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே நண்பர்கள் நெறைய பேர் இருப்பாங்க. அப்பிடி சில பேர் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் இருப்பாங்க. சில பேர் கொஞ்சம் அ ஒரு எல்லை வரைக்கும் தான் இருப்பாங்க. அந்த மாரி நண்பர்களுக்கு இடையே எல்லை வேண்டும், வேணும் அப்டீன்னு நீங்க ஏதாச்சும் நினைக்கிறீங்களா?
ஆமா. ம். ஆஹ்ம், பொதுவா வந்து நண்பர்கள்னாலே வந்து ஒரு அ எல்லை இல்லாத ஒரு விஷயம் தான் இல்லீங்களா?
கண்டிப்பா, கண்டிப்பா.
ஏன்னா நம்ப பல விஷயங்கள வந்து பகிர்ந்துக்குவோம். அ நம்போம் அ குடும்பத்துல சொல்லாத விஷயங்கள கூட, நண்பர்கள் கிட்ட நம்ம வந்து பகிர்ந்துக்குவோம். அ எது வேணாலும் பேசுவோம். எது வேணாலும் நம்ம பண்ணலாம், அந்த மாரி ஒரு இது இருக்கும் இல்லீங்களா? சூழ்நிலை.
கண்டிப்பா. கண்டிப்பாங்க. இப்போ உங்களுக்கு வந்து உங்க உறவினர்கள விட, உங்க நண்பர்கள் ஒரு படி மேல இருக்கும் அப்டீன்ற மாரி சொல்ல வர்றீங்க. அப்டி தானே?
ஆ. ஆமாமா. ஏன்னா சின்ன வயசுலேந்து நம்ம வந்து இப்போ உறவினர்கள வந்து, ஏதோ ஒரு நிகழ்ச்சியிலோ இல்ல, வந்து திருவிழாக்களோ அந்த மாரித்தான் நம்ம சந்திப்போம்.
கண்டிப்பா.
ஆனா, நண்பர்கள் எப்டினாக்கா நம்பொ தினந்தோறும் நம்ப வந்து இப்ப் பள்ளிலருந்து ஆரம்பிக்கிறோம்னாக்கா தினந்தோறும் அவங்கள வந்து நம்ம பாப்போம், அவங்ககிட்ட பேசுவோம், பழகுவோம். அப்போ அவுங்க தான் வந்து அதிகமான நாட்கள், அதிகமான மணிநேரம் நம்ம கூட வந்து செலவழிக்கிறாங்க.
கண்டிப்பாங்க.
ஆமா. அதனால அ அப் நண்பர்கள் கூட தான் வந்து நம்ப அதிகமான விஷயங்கள் பகிர்ந்து, அவங்க கூட ந அ அ நேரத்த வந்து செலவிட்றோம். ஸோ ஆமா.
கண்டிப்பா. ஆனா இப்பிடி, 2 பேரும், அவங்க கூட தான அதிக நேரம் இருக்கீங்க. ஆனா, அவங்க கிட்ட ஏன் இடைவெளி இருக்கணுன்ற மாரி நீங்க நெனைக்கிறீங்க?
ம். அதாவது, என்னன்னாக்கா, இப்ப நான் வந்து சின்ன வயசுலருந்து நான் வந்து ஒரு, தனியார் பள்ளில படிச்சேன்.
கண்டிப்பா.
அப்போ என்னனாக்கா, எனக்கு வந்து ஒரு 2 வந்து நெருங்கிய நண்பர்கள் இருந்தாங்க!
சரிங்க.
அவுங்க ஆமா. அவுங்க எப்படினாக்கா, எங்க குடும்பத்துல வந்து ஒரு அங்கமாவே இருந்தாங்கன்னு வச்சிக்கோங்களேன். அ ம், ஆமா, எனக்கு என்னோட சொந்தக்காரங்க, இந்த ஊர்ல இருக்கிறவுங்க, வெளிநாட்டுல இருக்கிறவுங்க மொதக்கொண்டு எல்லாருக்குமே தெரியும். அ ம், என்னோட நண்பர்கள் பேர் சொல்லி கேட்பாங்க. "அ அவன் வந்து எப்டி இருந்தான்? என்ன பண்றான்?" அப்டீன்னு சொல்லிட்டு. இப்போ என்னுடைய பாட்டி இருந்தாங்க. அவங்க ரொம்ப வயசானவங்களா இருந்தாங்க. அவங்க கூட வந்து இந்த, என்ன சொல்றது? இந்த அ ம் அ ரம்சான் அது இதுன்னு வந்துச்சுன்னா கேப்பாங்க, "என்னப்பா, பிரியாணி குடுத்தானா?" அப்டீன்னு. அந்த மாதிரி, அ, ரொம்ப நட்பா தான் அ இருந்தோம்!
ஓ! சரிங்க. நல்ல நட்பு! <chuckles> கண்டிப்பா. ம். கண்டிப்பா.
அது, அதுக்கப்பறம் என்னாச்சுன்னாக்கா, அந்த ஒரு குறிப்பிட்ட வயசுக்கப்பறம் என்ன ஆவும்னாக்கா, நம்ப கல்லூரிகள்லாம் போவோம் இல்லேங்களா?
கண்டிப்பா. கண்டிப்பா.
அ அப்போ கல்லூரி போகும்போது வந்து ஒ ஒரு சிறிய இடைவெளி ஏற்படும். ஏன்னாக்கா, அ அவுங்க வந்து வேற ஒரு அ இது எடுத்திருப்பாங்க படிக்கிறதுக்கு. நான் வந்து வேற 1 எடுத்திருப்பேன். அப்போ அந்த மாதிரி போவோம். ஆனாலும் நம்ம வந்து ஒரு பேச்சுவார்த்தையில இருப்போம்.
கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. இப்போ உங்க 2 பேத்துக்கும் ஒரு எல்லை வருது, ஒரு இடைவேளை எல்லை வேணும் அப்டீன்னு நீங்க நெனைக்கிறது வந்து வேற, வேற உங்க வகுப்புக்கு வேற, வேற மாறிட்டோம். அப்போ நம்பளுக்கு அதுவே ஒரு இடைவெளி இருக்கு. அதனால நீங்க எ அந்த மாரி நெனைச்சிருக்கீங்களா?
அ. ம். அதாவது, நானு நான் அப்டி நெனைச்ச மேரி தெரியல. ஆனா என்னாச்சுனாக்கா, எனக்கு வந்து என் நண்பர்கள் கிட்டேருந்து அந்த மாதிரியான ஒரு அ விஷயம் வந்துச்சு. ஆமா, எனக்கு புரிய முடிஞ்சுது. அம் ஏன்னா, அவுங்களுக்கு வந்து, வேற ஒரு படிப்பு படிக்க போய்ட்டாங்க. நான் வேற படிச்சேன். ஆனாலும் எனக்கு வந்து நட்புனா இவங்கலாம் தான் அப்டீன்ற மாரி யோசிச்சுன்னு இருந்தேன் நானு.
ஓ! புரியிது. புரியிது. ஆ! சரிங்க. ஓ! சரிங்க. சரிங்க. புரியிது.
அப்போ அவங்களுக்கு என்னாச்சுனாக்கா, அம் வேற ஒரு ஊருக்கு போய் படிக்கிற மாரி ஆயிடுச்சு.
அப்போ ஓ!
ஆ. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த புதிய நண்பர்கள்லாம் வந்துட்டாங்க. அப்டின்னும்போது, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அந்த சமயத்துல,
ஓ! புரியிதுங்க.
ஆமா. அதுக்கப்புறமா அது பழகிடுச்சு. ஏனா இப்போ அவங்களுக்கு புதிய நண்பர்கள் வந்துட்டாங்க, நம்மளுக்கு வந்துட்டாங்க அப்டின்னு, கொஞ்சம் இடைவெளி அ வந்துடுச்சு.
ஓ! புரியிது, புரியிது. அப்போ நீங்க வந்து இந்த இடத் இந்த நேரத்துல வந்து, ஆ அவங்க நம்மள கொஞ்சம் இடைவெளி விட்டு, அவங்க வேற ஒரு நண்பர்கள் பாத்துட்டாங்க. அதனால, நம்ப யு வர்ர காலத்துல இன்னொரு நண்பர் கடச்சாலும் ஒரு எல்லை இருக்கணும். அப்படின்ற மாரி நீங்க நெனைக்கிறீங்களா?
ஆமா. ஆமா. ஸோ அது என்னாச்சுன்னாக்கா, அதுக்கப்புறமா வந்து நான் வந்து ஒரு படிச்செல்லாம் முடிச்சுட்டு வந்து ஒரு அ வேலைக்கி வந்து வேற நகரத்துக்குத் வந்துட்டேன் நானு.
சரிங்க.
அங்கே வந்து நானு வேலை செய்யும்போது என்னாச்சுனாக்கா, இப்ப என்னோட பழைய நண்பர்கள் இருந்தாங்க இல்லைங்களா?
கண்டிப்பா.
அவங்களுக்கு வந்து இந்த நகரத்துல வந்து அவங்களுக்கும் ஆ வேல கெடைச்சது.
ஓ!
அப்ப என்னாச்சுனாக்கா, அவுங்களுக்கு வந்து தங்குறத்துக்கான ஒரு இடம் தேவைப்பட்டது.
சரிங்க.
அப்போ வந்து என்னத்தான் வந்து தொடர்பு கொண்டு, இந்தமாரி நம்பளுக்கும் வேல கெடச்சிருக்குது. ஆ இங்கே தான் இருக்கிறோம். ஒ ஒ ஒன்ன பார்க்கலாமா? அப்பிடின்னாங்க. சேரின்னு சொல்லிட்டு, அதுலேருந்து என்னாச்சுன்னா, என் கூடயே என்னோடய ஆ என்ன சொல்றது? அப்பார்ட்மெண்ட்லேயே தங்க ஆரம்பிச்சாங்க.
சரிங்க.
அப்போ எல்லா அது பொதுவா நான் வந்து சின்ன வயசுல இருந்து பழகுனோம் இல்லேங்களா? அதனால நட்பு வந்து நானு எப்போதுமே வந்து மிக உயர்வாதான் பார்ப்பேன்.
சரிங்க, சரிங்க.
ஆ, அந்தமாரி இருக்கும்போது, அப்போ எங்கூட தான் இருந்தாங்க அது, இதுன்னு. அப்போ திடீர்னு ஏதோ ஒரு விஷயத் அ நடந்ததால அ ஒண்ணுமே சொல்லல எங்கிட்ட, அவுங்கவுங்க வேலய பார்த்துன்னு கெளம்பி, கெளம்பி போயிட்டாக
அச்சச்சோ! ம்.
ஆ அப்ப என்னாச்சுனாக்கா, எனக்கு வந்து எம் அப்போது எங்கம்மா அப்பறமா சொன்னாங்க. அப்போ ஒரு தேவைக்காக வந்து உன்கிட்ட பழகுறமாரி ஆயிடுச்சு இல்லயா? அப்பிடின்ற மாரி அம் அது வந்து எனக்கு கொஞ்சம் வந்து அ மனசு வந்து நெரு நெருடலா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன்!
கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா. ஒரு நெருங்கிய தோழர்களா இருந்து, அப்புறம் உங்களுக்குள்ள ஒரு இடைவெளி வந்திருக்கு. அப்புறமாவும் நீங்க பரவாயில்ல நம்ம தோழர்கள்தான்னு ஒரு இது குடுத்தனால, உங்களுக்கு ஒரு மன த கஷ்டம் வந்துருச்சு.
ஆமா. ம். ஆமா. ஏனா நான் வந்து நட்ப நட்பா பார்த்தேன். அவங்களுக்கு வந்து நம்ப வந்து ஒரு ஒரு தேவைக்கு ஆனாள பார்த்துட்டுருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அ சரி பரவால அப்படின்னு விட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு என்னாச்சுனாக்கா, ம் வேற யார் கூடயும் என்னால வந்து அந்த அளவுக்கு நெருக்கமா இருக்க முடியல. அப்போ, அந்த எல்லைன்னு நீங்க கேட்டீங்க இல்லைங்களா? அந்த எல்லைய வந்து உருவாக்க வேண்டிய கட்டாயத்துல நானு வந்துட்டேன். ஆமா.
ஏ கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஓ! கண்டிப்பா, கண்டிப்பா. வந்துட்டீங்க. அதாவது உங்க பழைய நட்புக்கான ஒரு அ விலை வந்து, இப்போ உங்களுக்கு, புது நட்பே கடைச்சாலும். அதுக்கு வந்து ஒரு எல்லை போடணும்ன்ற அளவுக்கு, உங்களுக்கு ஒரு உணர்வ குடுத்துட்டு போய்ட்டாங்கன்றீங்க, உங்க பழைய நட்புகள்.
ஆமாமா. ஏனா நம்ப வந்து இது வந்து எப்படின்னா, என்ன சொல்றது? இந்த அ மழலை பருவத்திலேருந்து நம்ப ஒண்ணா இருந்தோங்க இந்த எல்கேஜிலேருந்து ஒண்ணா படிச்சு, ஆ வளர்ந்து ஒரு குடும்பமா இருந்தோம்.
கண்டிப்பா, கண்டிப்பாங்க. கண்டிப்பா.
அப்போ, அவங்களே வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்றது துரோகம்ன்னு சொல்லமாட்டேன். அது வந்து ஒரு ஒரு மனக்கசப்பு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ஆ.
கண்டிப்பா, கண்டிப் கண்டி உங்களுக்கு இருந்த அந்த நட்பு உணர்வு வந்து அவங்களுக்கு இல்ல, அப்டின்ற மாரி சொல்ல வர்றீங்க. ஆ.
ஆமா, அதுதான். ஆமா. அப்போ, அது வந்து எனக்கு வந்து ரொம்ப மன கஷ்டத்த ஏற்படுத்திடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்டேனாக்கா, ஓகே யார பார்த்தாலும். சரி என்னன்னா என்னன்ற மாரி ஒரு ஒரு அ வரையறை வகுக்க வேண்டிய கட்டாயத்த என்ன த் தள்ளி தள்ளி விட்டாச்சு.
கண்டிப்பா. அ நன்றா சொன்னீங்க.
அப்போ, அவங்களுக்கு வந்து ஒரு எல்லை வச்சிருந்தோம் ஆமா.
இப்போ. உங்களோட அந்த பழைய தோழர்கள் 2 பேருமே வந்து இப்போ உங்ககிட்ட திருப்பியும் நட்புரையாடல் திருப்பியும் பழைய மாரி வச்சுக்கிட்டாங்கன்னா, நீங்க அப்ப என்ன பண்ணுவீங்க?
அதாவது என்னுடைய பெரிய அ என்ன சொல்றது? ஸ்தாபம்னு கூட சொல்லலாம். என்னன்னா, எனக்கு வந்து இப்போ ஒரு நட் நட்புன்னும்போது எனக்கு வந்து ரொம்ப முக்கியமா தான் நான் பார்ப்பேன். அதனால வந்து அவங்க பேசுனா ஒரு வேள நான் பேசறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லன்னு சொல்ல மாட்டேன். ஆனா திரும்ப அதே அன்பு என்னால குடுக்க முடியுமா? அப்டின்னு கேட்டாக்கா, அது கொஞ்சம் கஷ்டந்தான். ஏனா இப்போ அதற்கான ஒரு எல்லைக்கோடு வந்துடுச்சு.
கண்டிப்பா, புரியும். வந்துடுச்சு, ஓகே.
ஆமா. அதுக்கு மேல என்னால பண்ண முடியுமான்றது அ கஷ்டமா தான் தெரி
இப்போ அந்த எல்லைக்கோடு வந்து, ம் நீங்க அவங்களால தான் உருவானதுன்றதா நெனைக்கிறீங்களா?
ஆமா. ஏன்னாக்கா, எ இவங்களுக்கு வந்து, நான் வந்து உபத்திரம் பண்ணியிருந்தேன்னா, சரின்னு சொல்லலாம்.
கண்டிப்பாங்க, கண்டிப்பா. நல்லா சொன்னீங்க ம்.
உ ஆ அவங்களுக்கு வந்து உதவி தான் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஒண்ணும் அதாவது, அவங்களுக்கு வந்து மனரீதியாவும் குடுத்தேன், அ பப் பணரீதியாவும் உதவிகள் பண்ணியிருக்குறேன். அவங்க கஷ்டப்படுற நேரத்துல.
ம். நல்லா ரைமிங்கா உங்களோட, உங்களோட உணர்ச்சிய நீங்க சொல்லியிருக்கீங்க ம்.
<laughs> ஆமா. அப்போ அந்த மாதிரி வந்து
அந்த அளவுக்கு வலி இருக்கு. நீங்க ஒரு வகையில சிரிச்சாலும், உங்களோட வலி புரியிது. அ ஒரு நண்பர்கள் கிட்ட <inhales> உங்களுக்கு அவ்ளோ சீக்கிரம் இந்த எல்லைக்கோட போட முடியல இருந்தாலும், அவங்களால உங்களுக் கட்டாயப்படுத்திட்டாங்க உங்க இந்த எல்லைக்கோடு நீ வச்சுதான் ஆகணுன்ற மாரி. அப்டி தான சொல்ல வர்றீங்க?
ஆமா. ஆமா, நிச்சயமா. ஏனாக்கா, அ நான் முன்ன சொன்ன மாதிரி எங்கள் என்னுடைய பாட்டி மொதக் கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து தெரியும். இவங்க தான் வந்து என்னோட நண்பர்கள். அவங்க குடும்பத்துல எப்படி இருக்குறாங்க? எ அதெல்லாம் கேட்பாங்க. இப்போ, இப்போ கூட என்னோட உறவினர்கள் வந்து இந்த வெளிநாட்ல வசி வசிக்கிறவங்க வந்து, அம் நம் ம் தொலைபேசில அவங்க கூட பேசும்போது கேட்பாங்க, என்னடா அவன் எப்டி இருக்குறான்? இவன் எப்டி இருக்கான்? அப்டின்னு. அ அது வந்து எனக்கு கொஞ்சம் மன கஷ்டம் தான்னு வச்சுக்கோங்களேன்.
கண்டிப்பா, கண்டிப்பா. புரியிதுங்க, புரியிது. கண்டிப்பா, கண்டிப் இப்போ உங்க ப புது நண்பர்கள் இருக்கா இருப்பாங்க உங்களுக்கு. அப்ப நீங்க வந்து அந்த பழைய நண்பர்கள எப்படி பார்த்தீங்களோ, அதே நிலமையில இப்போ இவுங்களையும் வச்சிருக்கீங்களா? அவுங்கள வந்து ஒரு 100 சதவீதம் நம்பி அவங்க கூட நீங்க பழகுனீங்க, இடைவெளி இல்லாம. எந்த ஒரு எல்லையும் போடாம, அதே மாரி தான் இப்போ புது நண்பர்கள வந் அந்த நிலமையில தான் வச்சுருக்கீங்களா? இல்லைனா இவுங்க பண்ண இதுனால, அவுங்கள வந்து ஒரு 75% வரைக்கும் தான் அவங்களுக்கு நம்பி, ஒரு இடைவெளி அந்த மாரி வச்சுருக்கீங்களான்னு கேக்குறேன்?
ம். ம். ஆமா. ம். ஆமா. இப்ப என்னாச்சுனாக்க, அ அதாவது அந்த ஒரு விரிசல் ஏற்பட்டதுக்கு அப்பறமா நான் என்ன பண்ணிட்டனாக்க, இது வந்து ம் ஒரு கான்ஷியஸ்ஸா பண்றதா மாரி எனக்கு தெரியல, அ எம் என்னாச்சுனாக்க, இப்போ யார்கிட்ட பேசுனாலும் வந்து, "என்னன்னா என்னா?" அப்டின்னு பேசிட்டு நம்ப வேல உண்டு நம்ப உண்டு ஏன்னா, நமக்கு அந்த ஒரு பள்ளி பருவத்திலோ, இல்ல கல்லூரி பருவத்தையோ தாண்டி வந்துட்டோம் இல்லைங்களா?
கண்டிப்பா. கண்டிப்பாங்க.
ஆமா. அப்ப திரும்ப போயிட்டு நான் வந்து புதிய நண்பர்கள் பண்ணும், அவங்க கூட இது பண்ணும், அது பண்ணுன்ற அந்த ஒரு ஆர்வமும் போயிடுச்சி எனக்கு.
கண்டிப்பா.
அதுபோக என்னுடைய மனைவியே எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தோழி அவங்க.
கண்டிப்பா. நல்லா அழகா நல்லா சொன்னீங்க. <chuckles> அவங்கள விட உங்களுக்கு வேற யாரும் அ பெருசா இருந்துக்க முடியாது.
அதனால் ஆமா. ஏனா நாங்க வந்து அ நாங்க 2 பேருமே ஒரு நண்பர்களா இருந்து அதுக்கப்புறமா வந்து திருமணம் பண்ணதால. ஆ ஏ நாங்க வந்து ஏ அதாவது நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறனோ அத அவங்களால புரிஞ்சிக்க முடியும்.
கண்டிப்பா, கண்டிப்பா. புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பா, கண்டிப்பா. அதாவது உங்களுக்கு ஒரு தோழர்கள் நல்லா இல்லைனாலும். ஒரு தோழர்கள் நல்லா அமைஞ்சிட்டாங்க அப்படி வேணா நீங்க எடுத்துக்கலாம். வாழ்நாள் ஃபுல்லா வருவாங்கன்னு நினச்ச தோழர்கள் உங்கள ம பாதியிலே விட்டுட்டு போயிட்டாங்க. ஆய் ஏக நான் இவங்களு எப்படினு எனக்கு தெரியல. ஆனா நனாப் அதாவது 1ஸ்ட்லருந்து ஃப்ரெண்டாயி இருக்காங்களா இல்ல, நடுவில ஃப்ரெண்டா இருந்து <inhales> இப்ப நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்களானு தெரியல. ஆனா பரவால்ல உங்களுக்கு ஒரு, ஒரு ஃப்ரெண்ட் இப்படி இருந்தாலும் இன்னொரு ஃப்ரெண்ட் நல்லபடியா அமைஞ்சிருக்காங்க. <chuckles>
அஹ். நிச்சயமா, ஏனா ஆமா. <chuckles> ஆமா. ஏனா நாங்க 2 பேரும் வந்து ஒரே ஒரு ஒரே அலுவலகத்தில பணிபுரிந்தோம். அதுக்கப்புறமா வந்து நட்பா இருந்துட்டு அதுக்கப்புறமா நாங்க வந்து திருமணம் பண்ணிக்கிட்டதால. ஆ ஏ எனக்கு என்ன தேவ இருக்கும் அப்டின்றத அவங்களால புரிஞ்சுக்க முடியும் அப்போ அவங்களுக்கு என்ன தேவன்றத நான் புரிஞ்சிக்க முடியும். அதனால அ இ இப்ப என்னது என்னுடைய மிகப்பெரிய அ நட்பு யாருன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய மனைவி கூட தான்னு சொல்லுவேன்.
கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. இப்போ, அந்த அந்த 2 நண்பர்களும் உங்கள வந்து காலத்தின் கட்டாயத்தினால, <smacks lips> அவுங்க வேலை, வே வேற வேலை பணி சுமையினால, வேற இடத்துக்கு போனனால, உங்கக்கிட்ட அப்பிடி நடந்துக்கிட்டாங்களா? <inhales> இல்ல, இந்த ஒ இப்பிடி ஒரு நட்பு நம்மளுக்கு தேவை இல்ல, அப்பிடீன்றமாரி விலகி போயிட்டாங்களா? அந்தமாரி நீங்க என்ன எத நினைக்கிறீங்க?
ம். ம். அதாவது, நான் சொன்னேன் இல்லேங்களா! அவுங்களுக்கு வந்து என்னால முடிந்த உதவிகள், நான் வந்து பண்ணின்னு இருந்திருக்கிறேன். அ ஒரு கட்டத்தில வந்து, என்னால உதவி நான் வந்து பண்ண முடியாதுன்னு, நானு தெரிவிக்கும்போது, அவுங்க என்ன பண்ட்டாங்கன்னா, அ அப்போ அதாவது உன்கிட்ட எங்களுக்கு வந்து வந்து ஒரு லா லாபமோ இல்லன்னு
ஓகே. விலகிட்டாங்க. இனிமேட்டு, அ இனிமேட்டு எந்த ஒரு பயனும் கிடையாது, உன்னிடமிருந்து அப்பிடின்றனால போயிட்டாங்கன்னு
ஆ அப் அப்ப தெரிஞ்சதுக்கு அப்பறமா, அவுங்க வந்து கெ கிளம்பிட்டாங்கன்னு, நான் நினைக்கிறேன். ஏனா ஆமா, அந்த மாரி.
நீங்க நெனைக்கீறீங்க. ம் ஆனா, நீங்க எல்லாரும் இன்னவரைக்கும், அந்த ஒரே ஊரூ, அந்தமாரி ஒண்ணா தான் இருக்கீங்க?
இல்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல, இப்போ, ஐ மீன் நாட்டில, நாட்டில அ போயாச்சு. நான் ஆமா நான் வந்து வெளிநாட்ல, பல வருடங்கள் இருந்ததுக்கப்புறம் வந்து. அ, அதுக்கப்புறம் நான் வேற இப்ப இங்க இந்தியாவுக்கு வந்துட்டேன். இப்ப நான் இங்கே இருக்கிறேன். அவுங்க வெளி வெளிநாட்ல இருக்கிறாங்க. அது, ஆனா இப்ப தொடர்புலாம் இல்ல.
எப்பயாச்சும். சரிங்க. சரிங்க. சரிங்க. சரிங்க. ஆ பொ தொடர்பு இல்லாமலே போயிடுச்சு.
ஆமா, ஆனா இப்போ எங்களுக்கு
ரொம்ப தொடர்பு கொள்ற அளவுக்கு கூட இல்ல. அவங்க ரொம்ப தொலைவிலும் போய்ட்டாங்க அவங்க. <chuckles> அப்டின்ற மாரி சொல்லலாமா?
ஆமா. ஆமாமா. இப்போ என்னாச்சின்னா எங்களுடைய பள்ளி மாணவர்கள் இருந்தாங்கள்லயா! மத்த மாணவர்கள். அவங்க வந்து ஒரு WhatsApp குரூப் கிரியேட் பண்ணி, ஆ அதுல வந்து அந்த பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள்லாம் சேர்த்தாங்க. அதிலேயும் இவங்களலாம் இருக்குறாங்க தான், ஆனா என்ன நாங்க பேசிக்கிறதில்ல.
ஆமா. கண்டிப்பா. ஓ! எப்படி நல்லா ஒண்ணா இருந்த நீங்க ஒரு ஒரு சூழ்நிலையால அதாவது ஒரு உதவி பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பிரிஞ்சிட்டிங்க. அதாவது நீங்க உங்க நட்பு ரீதியா நீங்க நல்லா சொன்னீங்க. உங்களுக்கு ஏன் இடைவெளி வைக்கணுன்றத நீங்க அருமையா சொன்னீங்க. <inhales> அதாவது நல்லா-நல்லா நெருங்கி பழகிட்டு உதவி என்கிட்டருந்து கெடைக்காதனால அவங்க என்ன விட்டு பிரிஞ்சு போய்ட்டாங்க. இருந்தாலும், அந்த நட்பு போனாலும் எங்களுக்கு ஒரு மனைவியா கூடவே இனிமேட்டு <inhales> வாழ்நாள் ஃபுல்லா வரப்போறவங்கள பத்தி நட்ப வந்து எப்படி தொடரணுன்றதும் நீங்க அழகா சொன்னீங்க. உங்க கிட்ட பேசினதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றிங்க.
ம். ஆமா. ம். அ. நீங்களும் வந்து நல்ல சிறப்பான கேள்விகள் கேட்டு எனக்கு பழைய நினைவுகள வந்து ஆ புத்துணர்வு பண்ணீங்க. அதற்காக நன்றி!
மகிழ்ச்சி. நன்றி!